சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா நமக்குத் திடீர்னு வந்து ஒரு சில ஐடியாக்கள் தோணும். அதாவது இதை முயற்சி பண்ணி பார்க்கலாமா? இப்படி ஒரு தொழில் தொடங்கலாமா? இல்ல, நம்ம அன்றாட பண்ணிட்டு இருக்கிற வேலைகளே இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்குத் தோணும். அந்த மாரி உங்களுக்கு ஆ தோன்றும் ஐடியாக்கள வந்து நீங்க உடனே செயல்படுத்துவீங்களா? இல்ல அத எங்கேயாவது எழுதி வச்சிட்டோ, இல்ல குறிப்புகளா எடுத்து வச்சிட்டோ குடும்பத்தோட கலந்து ஆலோசிச்சுட்டு செய்வீங்களா? நீங்க என்னென்ன வழிகள் பின்பற்றுவீங்க?
ஆமா. ஆமா. ஆ. அ என்னோட விஷயங்கள்ல நீங்க உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. அது எனக்கு வந்து நான் மென்பொருள் இது அ துறையில இருக்குறதுனால அது அதோட ஒரு ஒவ்வொரு சொலியுஷன்னு சொல்வாங்க. அந்தந்த ஒரு அ சாப்டுவெர் செயலியைச் செய்யறதோ இல்ல எதோ ஒண்ணு நாங்க பண்றதுக்கான அந்த ஒரு சொலியுஷன்னு சொல்வோம். அதுக்கு வந்து முத முதலா வந்து நமக்குத் தோன்ற ஒரு விஷயத்த வந்து அந்த ஐடியாவ வந்து நாங்க வந்து முதல்ல வந்து ஒரு அதை ட்ராப்டிங்னு சொல்வோம். நாங்க அதாவது எழுதி வ எழுதிரோம். ஒரு ஒரு வே வோர்ட்லயோ இல்ல எக்ஸ்சல்லயோ இல்ல எதாவது ஒரு இதுல வந்து எழுதி வச்சுட்டு, அதை எப்படி நாங்க மேலும் மேலும் அதை வந்து வளர்க்கலான்றத பத்தி அ நாங்க வந்து விவாதிச்சு அதை வந்து பண்ணுவோம். அது தான் வந்து எனக்கு ஐடியான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மொதல்ல அந்த அந்த விஷயங்கள் தான் தோணும். என்னோட தொழில்முறை வீதியில தான் தோணும். நான் வந்து ஒரு வியாபாரமும் செஞ்சு என்னோட தொழில்லயே வந்து மென்பொருள்லயே வந்து ஒரு நிர்வா நிர்வாகம் வந்து பண்ணேன் நானு. ஒரு, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டு அதை நான் பண்ணேன். அது அதுல வந்து மொத மொதல்ல எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது வந்து ஒரு அ பல்க் எஸ்எம்எஸ்னு அப்ப கொஞ்சம் ஃபேமஸா இருந்துச்சு.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ!
பல்க் எஸ்எம்எஸ்னா, ஏதாவது இப்போ இந்த ஒரு அ, அட்வெர்ட்டிஸ்ட்மென்ட்லாம் குடுக்குறாங்க இல்லையா? அந்த எஸ்எம்எஸ் மூலியமா
ஆமா.
அ குறுஞ்செய்தி மூலயமா வந்து குடுக்குறாங்களே, அந்த வந்து பல பேருக்கு ஒரே நேரத்துல அனுப்புறது. அந்த ஒரு இது வந்து அதோட ஒரு அ, ஆக்சுவலா அந்த சொல்யூஷன் தான் நாங்க வந்து மொத மொதல்ல நாங்க பண்ணோம். அது வந்து அந்த ஐடியா வந்து எங்களுக்கு எனக்கும் என்னோட ப் ப கூட வந்து இருந்தவருக்கும் கம்பெனி. ஆரம்பிச்சவருக்கும் வந்து அந்த ஐடியா வந்தது. அத நாங்க வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணோம். அது ஒ நல்லா சா இதுவா தான் போச்சு. <chuckles> பல சில காரணங்கள்னால எங்களால வந்து அத வந்து கன்டினியூ பண்ணி எங்களுக்கு அந்தக் கம்பனிய நடத்த முடியல. அவ்ளோதான்.
ஓ! சிறப்பு. ம்ஹ்ம். ஓ! இப்போ வந்து நீங்க ஒரு தொழில் தொடங்கண்ணு நெனைக்கும்பொழுது அந்த ஒரு சில ஐடியாக்கள் நமக்கு வரும். ஆ, நம்ம இத பண்ணலாம் இல்ல இந்தக் காலகட்டத்துக்கு ஏற்ப இந்த தொழில்கள ஆரம்பிக்கலான்னு. அதப் பத்தின விஷயங்கள்ல இணையத்துல வந்து நீங்க அதிகம் தேடுவீங்களா? இல்ல உங்க நண்பர்களோட பகிர்ந்து அதப் பத்தின விஷயங்கள தெரிஞ்சுக்குவீங்களா? இல்ல குடும்பத்தோட ஆலோசிப்பீங்களா?
ம். அ. நல்ல கேள்வி இது. நான் மு முக்கியமா வந்து இப்போ நான் சொன்னது இல்லையா? அந்தக் கம்பெனி ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் வந்து மென்பொருள்ல இருந்தேன். மென்பொருள்ல தான் இருக்கேன்றதையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். இன்னொருத்துனுக்காக வேலை செஞ்சி வேலை செஞ்சி ஏண்டா இப்படி இருக்கே? நம்மளே ஏன் பண்ணக்கூடாது? இதான் இதான் நமக்குத் தான் இந்தத் திறமை இருக்கு. அப்படி தான் ஆரம்பிச்சது. முதல்ல அந்த ஐடியா வந்த உடனேயே வந்து நான் வந்து அ என்னோட நண்பர் க த கூட ஆரம்பிச்சவர்கிட்ட தான் பேசி இருந்தேன் நானு. அத அந்த ஐடியா வந்த உடனே அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து 2 பேரும் சேர்ந்து இதை எப்படி நாம முன்னாடி கொண்டு போகலாம்? அப்படிங்கறதுக்கு வந்து இணையத்துல தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். வீட்டுல நான் சொன்னது வந்து இந்த மாரி ஆரம்பிக்கப் போறேன்னு சொன்னதே வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு
ம்ஹ்ம். ஓ.
அதுக்கப்புறம் தான் வீட்டுல போய்ச் சொன்னேன் நானு. அப்போ வந்து நான் இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேனே தவிர பர்மிஷனா சொல்லல பர்மிஷனா கேட்கல.
ம்ஹ்ம்.
அத ஒரு செய்தியா தான் சொன்னோம். அ அது அனுமதிலாம் கேக்கல. ஏன்னா நாங்க இறங்கிட்டேன் நானு. ஆ. அ பாதி கிணறு தாண்டி ஆச்சு. அந்த நேரத்துல வந்து நாங்க பாதி கிணறு தாண்டிட்டோம்.
ஓ. ம்ஹ்ம்.
அந்த மாரி அ இருக்கும்போது நாம அத திருப்பியும் போக முடியாது. எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால அத அந்தக் கிணத்த தாண்டி அப்பறம் தான் நான் சொன்னது. அது அது ஒரு இந்த விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அத எப்டி கொண்டு போகணும் அப்டிங்கிற விஷயங்கள்ல ப நான் வந்து நெறைய வேல செஞ்சோம். அது இணையத்துல தான் நெறைய பண்ணோம். அதுக்கப்புறம் ப பல பேர அ பார்த்து அவங்ககிட்ட இருந்து வந்து இந்தப் ப்ராஜக்ட் இந்த புடிக்கறதுக்காக அலைஞ்சி அதெல்லாம் நெறைய பண்ணோம். அதுல என்னன்னா எனக்கு வந்து ஆங்கிலமும் நல்லா வரும்ன்றதுனால நான் தான் வந்து அந்த முதல்ல அத என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோபோசல்ன்னு சொல்லுவாங்க.
அ. ம்ஹ்ம்.
அந்த ப்ரோபோசல்ல இருந்து ஆரம்பிச்சி ஆ அந்த ஒரு அ மென்பொருள வந்து தா ட டிசைன் பண்றது அதுலருந்து எல்லாமே நான் தான் பண்ணேன் நானு. அதுல இதுவும் நாங்க க கோட் அடிக்கிறதும் நாங்க தான் பண்ணது அது.
ஓ! சிறப்பு. ம்ஹும். சிறப்பு, அதாவது அந்தத் தொழில் ரீதியான
அந் அந்த மாதிரி ஒரு இது. அ அப்பப்போ ஒரு ஐடியா வரும். அத வச்சு பண்ணிட்டு இருக்குறது.
<laughs> அதாவது அந்தத் தொழில் ரீதியான எல்லா அ வேலைகளையும் அது உங்களோட திறமை சார்ந்த விஷயமா இருந்தனால, நீங்க சுலபமா செஞ்சுட்டீங்க. அ இப்போ சில நேரங்கள்ல வந்து, நமக்கு சில தொழில்களை பாக்கும்பொழுது அந்த தொழில் முனைவோர்கள பாக்கும்பொழுது இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. அ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து, புதுதா இருக்கே அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்தும். அந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு எதுல ஆர்வம் வந்து ஏற்பட்டிருக்கு? இல்ல யாரை பாத்து நீங்க பிரம்மிச்சிருக்கீங்க?
ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. அ ஆரம்பிச்சதுல வந்து, அ இந்த இந்த தொழிலை விட்டு இன்னொரு தொழில் வந்து நான் வந்து பிரமிச்சது வந்து, என்னோட அ நண்பர் ஒருவர் வந்து இது வீடு அந்த அந்த மாரி அந்த லைன்ல இருக்காரு. வீடு கட்டுதுல்ல. அந்த அந்த பணிகள்ல இருக்காரு.
ம்ஹ்ம். ஓ!
ரியல் எஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஆமா.
அந்த அந்த பணிகள்ல இருக்காரு. அவரு பாக்கும்போது நான் அவர அ கண்கூடா பாத்துருக்கேன். அவரு வந்து எந்த ஒரு அ லெவல்ல இருந்தாரு, எந்த ஒரு அளவுல இருந்தாரு, இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்காருன்றத வந்து நான் கண்கூடா பாத்ததேன், அப்போ அப்பதான் தோணுச்சு. என்னடா இது நம்ம கூட இதெல்லாம் பண்ணி இருக்கலாமோ, அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அ என்ன என்ன அது வந்து எப்பவுமே அது, சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லி வளத்தது. அது அதனால அது மனசுல பதிஞ்ச விஷயம். "நீ ஒரு டீக்கடை ஆரம்பிக்கணும்னா, உனக்கு வந்து டீ ஆத்த தெரியணும்" அப்படின்னு சொல்லுவாரு, எங்க அப்பா.
<chuckles> கண்டிப்பா. பெரியவங்க வந்து அ, அதை வந்து எப்பவுமே சொல்லுவாங்க.
அத மாஸ்டர்ர நம்பி நீ ஆரம்பிக்கக் கூடாது. இந்த தேனீர் போடுபவர நம்பி நீ ஆரம்பிக்கக் கூடாது. உனக்கும் தெரியும்னு அது. அப்பதான் உன்னால அதை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்ற மாரி. தெரியாத அ ஒரு இது சொல்லுவாங்களே அ கையில இருக்குன்னு கலாக்காய், பலாக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கும். கிடைக்கப்போகும் அ பலாக்காயை விட, க கையில் இருக்கும் கலாக்காய் எவ்வளவோ மேலுன்னு.
ஆமா. ஆமா, அப்படித்தான் பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த தொழில் ரீதியான
அது அது அது அந்த அத நினைச்சுட்டு போயிட்டேன், நானு. <chuckles> ஆரம்பிக்கலான்ற ஒரு ஐடியா வந்துது. அதுக்கு அப்புறம் வேண்டாம். நம்ம தெரியாத விஷயம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதை தவிர சமையல் கொஞ்சம் நல்லா தெரியும். அந்த அந்த லைன்ல தெரியும். கேட்டரிங் அந்த லைன் தெரியும், நல்லாவே. அதுல ஒரு ஐடியா ஒண்ணு வந்து. நானு ரொம்ப அதாவது நான் வேலையில இருந்தபோதே அது நான் சொல்றது வந்து. 2000த்தி அ வேலையில இருந்தபோதே வேலைக்கு சேர்ந்த புதுசுலயோ. 2004 2003
ம்ஹ்ம்.
சேர்ந்த புதுசுன்னு சொல்லமாட்டேன். அப்பவே எனக்கு 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆ, அப்போ வந்து அந்த அந்த யவ் பப்ளிக்கா வந்து கிடைக்காது. எல்லா இடத்துலயும் சு சாப்பாடு கிடைக்காது. உங்களுக்கு அந்த ஹோட்டல் போணும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இப்பெல்லாம் அந்த பேக்டு அந்த இதெல்லாம் வந்துருச்சு இல்லயா? அதுக்கு ஒரு ஐடியா வச்சு நான் வந்து ஒரு அ எக்ஸெல் ஷீட்ல போட்டு நான் வந்து அத ஒருத்தர்ட்ட ஷேர் பண்ணேன். அவரு அதத் திருடிட்டு போயிட்டு வேற யார்ட்டயோ குடுத்து அது தான் முத முதல்ல வந்து வந்தது. பிரகாஷ்ராஜ் கூட ஒரு வந்து இதுவா வந்துது. தயிர் சாதம் டூரு நடுவுல ஒரு இது வந்தது. ஞாபகம் இருக்குங்களா?
ஓ! இல்ல இல்ல எனக்கு அதுபத்திக் கேள்விப்படல. ஆஹ. ஆனா அப்பிடி
ஒரு பத்து, பதினைந்து வருஷம்லாம் முன்னாடி நான் சொல்றது ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி.
சிறப்பு. அப்பிடியொரு சிறந்த ஐடியா உங்களுக்கு முதல்முறையா வந்திருக்கு.
என்ன நான் தான் நான் தான் அத குடுத்தது. அதோட ஃபுல் டீடைல்ஸ் குடுத்தது. அது என்ன கட் பண்ணி விட்டு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஏமாற்றுதல்களும் என எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஏமாற்றங்கள், ஏமாற்றுதல்கள் எல்லாமே நடந்திருக்கு. எ என்ன எனக்குப் பேக் ஸ்டேப்பிங்ன்னு சொல்லுவாங்க இல்லயா? முதுகுல குத்துறதுன்றது நிறைய நிறைய பேர் பண்ணி இருக்காங்க.
ம். ஆனால், அந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றதற்கு அப்பறம், அ சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான ஒரு ஐடியா வோ இல்லை, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலேயே அதை மேம்படுத்துவது, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்திருக்கலாம். அப்போ வந்து அதை பகிர்கிரதில்
ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பாக, கண்டிப்பாக. நிறைய வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. இப்போ பார்த்தீர்களென்றால் இப்போ க கடைசியா நான் போன கம்பெனிக்கு முந்தின கம்பெனி யில் வே வேலை செய்து கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு வந்து இப்போ அவர்கள் வேறு ஒரு இதில் வருகிறார்கள். அந்த AI என்ற ஒன்று இருக்கு இல்லையா? இந்த, ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் ன்னு ஒன்று சொல்லுவார்கள். கரெக்ட் ஆ, செயற்கை அறிவா? செயற்கை நுண்ணறிவு அந்த அந்த அந்த இதை வந்து அவர்களுக்கு வந்து நான் முதல் முதலில் வந்து அந்த ஐடியா வாக கொடுத்தது வந்து நான் தான்! கொடுத்து அது ஒரு ஒரு அதற்கு ப்ரோடோடைப் ன்னு நாங்கள் சொல்லுவோம். அதற்கு அந்த, அ அ அ அந்த ப்ரோடோடைப் என்றது என்னவென்றால், அது வந்து ஒரு சாம்பிள். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படியென்று ஒரு சாம்பிள். அதை வந்து நான் பண்ணிக் கொடுத்தேன், அவர்களுக்கு.
நுண்ணறிவு. அ மிகவும் சிறப்பு Sir. இப்போ வந்து அ குழந்தைகளுடைய ஐடியா க்கள் சிலது இருக்கும். அதாவது நம்ம பெரியவர்களா வந்து அதை கவனித்திருக்க மாட்டோம். சில நேரங்களில் அவர்கள் சொல்கிறது வந்து அவர்கள் வயதுக்கும் மீறி இருக்கும், புத்தி கூர்மையோடே, மிகவும் அழகாக வந்து சொல்வார்கள். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து, அது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் டாக பண்ணுவதற்கு, இப்போ மேலைநாடுகளில் எல்லாம் இது ஒரு வழக்கமாக வைத்திருப்பார்கள். ஒரு ப்ராஜெக்ட் என்கிறது வெளிய போய் வாங்கிவிட்டு வருகிற விஷயம் கிடையாது. அந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தை தூண்டுகிற மாதிரியும், அவர்களுடைய ஐடியா க்களை செயல்முறைப்படுத்துற மாதிரியும். அந்த மாதிரி வந்து இங்கு இல்லை; இல்லை இங்கேயும் இதெல்லாம் இருக்கலாம் அப்படியென்று உங்களுக்கு அதில் பற்றிய ஏதாவது கருத்து இருக்கிறதா?
ம். ஆமாமா. ஆமா, ஆமா, ஆமா. ம். கண்டிப்பாக. கண்டிப்பாக. அ அந்த மாரி இல்லன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ அவளோட பள்ளிக்கால நேரங்கள்ல இந்த மாரி நெறைய நடந்திருக்கு. நாங்க 2 பேரும் உக்காந்து நாங்களே வேலை செஞ்சிருக்கோம்.
ஓ!
அ ஏன்னா மனைவியை விட ஜாஸ்தியா வந்து அவ வந்து என்னை வி விரும்புவா. இந்த மாரி நேரங்கள்ல என் மனைவியை விட அவங்க அவ வந்து இந்த இந்த இந்த இது பண்றது. என்ன சொல்லுவாங்க அந்த போட் மாதிரி இல்ல. அந்த கெமிஸ்ட்ரி ப்ராஜெக்ட். அந்த மாதிரி எதாவது சயின்ஸ் ப்ராஜெக்ட். அப்படின்னு நாங்க 2 பேரும் உக்காந்து பண்ணி இருக்கோம். அது ஒரு அது. அந்த மாரி நேரங்கள்ல நான் குடுக்குறத விட என்னுடைய மகள் வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவ வந்து புதுசா இப்படி பண்ணலாம், அப்படியே பண்ணலாம் என்ற ஒரு ஐடியா கொடுப்பா. அது நல்லாவும் இருக்கும். அ வ செயல்முறைலயும் வந்து ஒத்து வரும்.
ம்ஹ்ம்.
அப்படி எல்லாம் நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு.
ம். மிகவும் சிறப்பு. அதாவது குழந்தைகள் நம்மளையே வந்து பிரம்மிக்க வைப்பாங்க. அவங்களோட யோசிக்கும் திறனும் அதிகமா இருக்கும். அதாவது அது ஒரு கட்டுப்பாடுகளுக்கே உ இல்லாம, ஏன்னா நமக்கு வந்து தெரியும் இந்த விஷயம் வந்து நடக்காது, இது இப்படி இருக்கும்னு நம்ம மூளைக்குள்ள வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனா குழந்தைகளுக்கு அதெல்லாம் இல்லாததனால அவங்களோட யோசனைகள் பிரம்மிப்பாகவும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்த அ ஐடியாக்களைப் பத்தியும் அதை நீங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போனீங்க, அதுல நீங்க சந்திச்ச தோல்வி, அதுல இருந்து கிடைச்ச படிப்பினைன்னு நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பேசுனது
ஆமா. ஆமா ஆமா ஆமா. ஆமா. முக்கியமான விஷயம் நான் பகிர்ந்துக்கலைங்க. இப்போ இப்போ வந்து அ போன வாரம் நடந்த விஷயங்கள் தான். <chuckles> அதுக்கு என்ன பண்றதுன்னுக்கு அந்த ஐடியா வர்றதுக்கே வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருந்தேன். அந்த நே எப்படி பண்ண போறோம்? அப்படிங்கிற லெவல். அது வந்து என்னோட மகளின் அரங்கேற்றத்துக்காகக் கொஞ்சம் பணங்கள் வந்து இதுவாச்சு. என்னோட ஃபோன் எல்லாம் கூட வந்து ஹேக் ஆயிருந்தது. அது கொஞ்சம் பிரச்சனைகளா இருந்தது. அதுக்கு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாம அதுக்கான ஒரு ஐடியா கொண்டு வந்து அத அத இது பண்ணி என் ஃபோன்ன ரெடி பண்ணி. நல்லவேளை நான் வந்து மென்பொருள் இருக்கறதால அந்தச் செயலிகள் பண்றது அந்த மாரி இருக்கறதுனால எனக்குக் கொஞ்சம் வசதியா போச்சு. இல்லன்னா அது வந்து என்னோட பே பேங்க் அக்கவுன்ட்ல இருந்து நெறையா பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் போயி
அ அதெல்லாம் நீங்கத் தாண்டி வந்திருக்கீங்க.
அந்த மாரிலாம் நடந்துச்சு இந்தப் போன வாரத்துல நடந்தது இதெல்லாம்.
ஓ. உங்களுக்கு அந்தத் தொழில் அ ரீதியான ஒரு அ ஆர்வம் இருக்கிறதனாலயும், அதுல தான் நீங்க வேலை செய்றீங்கன்றதனாலயும் அதை எளிதா கடந்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களோட
இல காப்பாத்த முடிஞ்சது. அத காப்பாத்த முடிஞ்சது. உண்மையிலேயே சொல்லணும்னா அத காப்பாத்த அந்த ஐடியா வந்து வர்றதுக்கு வந்து என்னடா பண்ணலாம்ன்ற மாரி ஒரு ச சிட்டுவேஷன்ல எனக்கு அது பொறுமையா ஆனா அந்த ஐடியா வர்றது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அந்த மனதில் ஒரு தெளிவு இல்லாம வந்து வந்ததுன்னா அது வந்து எனக்குத் தெரிஞ்ச அந்த விஷயங்கள் நிலைக்காது. நாம என்னதான் பண்ணாலும் அது நிலைக்காது. அது ஒரு சக்ஸெஸ் போகவே போகாது வச்சுங்கங்களேன். வெற்றியை நம்ம அடையவே முடியாது.
கண்டிப்பா.
அதுது என்னோட என்னோட அபிப்பிராயம். உங்க எனக்குத் தெரியல அது அ மிச்சவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனா என்னோட அபிப்பிராயம் என்னன்னா நாங்க நா நாம வந்து அ அது தெளிவா தெரியாம அந்த ஒரு ப அ இதுல இல்லாம நம்ம வந்து நேரா ஒரு ஒரு மனது சாந்த சாந்தியோடு இல்லைனா அந்த ஒரு "ஹேஸ்டி டெஷிஷன்ஸ் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ்" அப்படின்னுவாங்க. அதாவது அதாவது அவசரத்தில் நாம் செய்யும் எந்த ஒரு காரியமும் உருப்படாது.
கண்டிப்பா சார், நீங்க
எந்த ஐடியா வந்தாலும் தெரியாது. நான் அப்படி பார்த்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் இப்போ இப்போ இது
இவ்வளவு நேரம் நீங்க ஐடியாக்களப் பத்தியும், அதுல இருக்க உங்களோட அனுபவங்களப் பத்தியும் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கு நன்றி.
ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் பேச